நிச்சயமா. அது ஒண்ணு, அப்புறம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. எங்களோட மிதிவண்டியில எங்களோட சைக்கிள்ல நாங்க என்ன பண்ணுவோம்? அ கீழ ஒரு கட்டா, பேப்பர் இல்லாட்டி அட்ட, அந்த மாரி எடுத்து சைக்கிளோட இந்த சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா? வீல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில இருக்கிற கம்பி ஆமா அந்த கம்பி தொடுற மாரி, அந்த அட்டைகள வச்சுருவோம். அப்புடி சுத்துறப்போ டக டக டகன்னு சத்தம் கேட்கும்
ம். ம். ஆ ஆமா. சைடில சொருவிட்டு ஆமா. ஆமா. அதான், உங்க காலகட்டத்தில் நீங்க அட்டைய வச்சிருக்கீங்க. எங்க காலகட்டத்தில் நாங்க பண ஓலைய வைப்போம். <laughs> அது இன்னும் அழகா இருக்கும், ஆமா. ஆ.
ஓ! அங்கே நாலஞ்சு பே ஆமா. கண்டிப்பா. ஆமா. இப்போ என்னன்னா, நாங்க வர்றோம் அப்படின்னு தெரியறதுக்கு இந்த நாலஞ்சு சைக்கிள்ல சத்தம் கேட்டுக்கினே இருக்கும். புல்லா கேட்கும் சத்தம். அதனால அது ஒரு நல்ல எந்த ஒரு நன்மையும் இல்ல, தீமையும் இல்ல. ஆனா அப்படியே சத்தம் கேட்கும்.
ம். ஆமா அது ஒ அது ஒரு த்ரில் இல்ல ஒரு அது ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி தானே. அது ஒரு அதுல அந்த பருவத்துல கிடைக்கக்கூடியதான சந்தோஷம் அது ஆமா. விளையாட்டுகள், அரட்டைகள். அ.
கண்டிப்பா. நிச்சயமா அது ஒண்ணு. ஆமா அது ஒண்ணு, அப்புறம் யார் வேகமா சைக்கிள் ஓட்டுறோம்னு பார்ப்போமா? அப்படின்கிற மாதிரி ஆரம்பிக்கிற பந்தயம், நாளடைவில எப்படி போகும்னா எதுவுமே சொல்லாம திடீர்ன்னு ஒருத்தன் வேகம் எடுத்துருவான் சைக்கிள்ல. அப்படியே பொறுமையா போயிட்டு இருப்போம். ஒருத்தன்திடீர்ன்னு வேகம் எடுத்துருவான். அதனால அந்த நண்பன் வந்து எங்களோட கூட்டத்தில வந்தா, நாங்க எல்லாருமே வேகம் எடுத்துருவோம். <tsk> ஏன்னா இவன் பந்தயத்துக்கு தான் வர்றான் அப்படின்கிற மாதிரி ஒரு சாயல்ல, நாங்க வந்து வேகமா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சுருவோம். அது ஒரு அது ஒரு <chuckles> ஸ்டைல், அது ஒரு மாற்றம். இவங்கள்லாம் இவங்கள்லாம் வந்தா இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அதனால அப்படி ஒரு மாற்றம்.
ஆமா. ஆமா. ஆமா. ஓ! ஆமா. சரி, சரி. மாற்றம். இப்போ உங்க ஆமா. அது உற்சாகம். அந்த அதுதான், எல்லாரும் அந்த ந அந்த அந்த வயசுல காணப்படக்கூடியதான உற்சாகம் இல்லையா! அந்த பருவத்தின் கோளாறு அது. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பாணி இருக்குனு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கிது. ஆனா அதை அதை அடுத்து வருகிற விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் எதிர்மறையா இருக்கி இருக்குதுனு வச்சுக்கோங்களேன், அந்த சந்தர்ப்பத்தில உங்க பாணியை நீங்கள் எப்படி மாற்றிக் கொள்வீர்களா? இல்ல அதை அப்படியே கடைபிடிப்பீங்களா? மற்றவங்கள பற்றி கவலைப்படாம.
கண்டிப்பா. கண்டிப் சொல்லுங்க. சொல்லுங்க.

நிச்சியமா. நம்ம பேச்சு வழக்கு கூட, வட்டார வழக்கு கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டுருக்கு. என்னன்னா, எல்லாத்திலயுமே வந்து இந்த சீரியஸ்னெஸ் அப்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு விஷயத்த உண்மையான இதோட தாக்கத்தோட பார்க்குறது. இல்ல நகைச்சுவை தா தாக்கத்தோட பார்க்குறது. ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து பஸ்ஸில ஏற்றாங்க. பஸ்ஸில ஏறன உடனே வந்து பக்கத்தில சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க. நானும் என்ச்சிக்குறேன் உனக்கு 1 சீட் பத்தாது. 2 2 சீட் வேணும். <tsk> அப்டிங்கிற மாரி அவங்க அவங்களோட பாடி ஷேமிங் பண்ற மாரி, உடல பார்த்து கிண்டல் பண்ற மாரி எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. ஆ பரவால்ல 2 சீட் இருக்கட்டும். நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ட்டு போறேன். அதாவது அந்த பாடி ஷேமிங் அந்த கேளிக்கைக்கு ஆளான ஆள் கூட "பரவால்ல நான் 2 சீட்ல உட்கார்ந்துட்டு போறேன். 1 டிக்கெட்டில நான் 2 சீட் உட்காருறேன். ரொம்ப சந்தோஷம் தான்." அப்டின்னு அதையும் ஒரு நல்ல விதமா எடுத்துக்கறாங்க.
ஆ. ஆமா. ஆமா. ம். ம். அவங்க. ஆமா, ஆம். ஆமாம். ஆமா. ஆ. அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு, ஹேண்டில் செய்வது, ஆமா. அ நிச்சயமா.
நல்ல விதமா எடுத்துக்கிறது. அப்புறம் அ இதே இது அப்டியே வந்து வருது. "நாங்க ரன்னிங் போறோம். நீ வந்து நாங்க 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் போறோம். நீ வந்து 1,000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் போலாம். ஆனா, நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஓடுவோம். நாங்க 100 மீட்டர் ஓடிடுவோம் நீ வந்து 1,000 மீட்டர் பொறுமையா ஓடுவ. <tsk> அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, "ஆமை வேகத்தில நீ ஓட போற. நாங்க வந்து புயல் வேகத்தில ஓட போறோம்." அப்டிங்கிற மாரி சொல்ல வருவாங்க.
ஆ. ஆமா. அ. ஒரு தரக்குறைவான நினைவு கிரிட்டிசிசம் மாதிரி. ஆமா. ம். ம்.
அது எப்டின்னா, அது ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. ஒரு புன்முறுவலோட சொல்லும்போது, அது நட்புக்கு நட்புக்குள்ள வந்து அந்த புரிதல் இருக்கும். சண்டைகள் வராது.
ம். இருக்கும். வராது, வராது. ஆ.
அதுவே ஒரு புன்முறுவல் இல்லாம சொல்லும்போது, அது ரொம்ப தவறான விஷயம். ஒரு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு விஷயம் அது. அது அப்டி சொல்லக்கூடாது எப்பவுமே. ஏனா, ஒரு 1 நண்பன் 1 நபர் எ, பி 2 நபர்கள் பேசிக்கொள்கிறார்கள்னா, வந்து சரி எப்டி வேணா பேசலாம். ஆனா அந்த ஏ, பி கிட்ட பேசுறத ஒரு 10 பேர் கவனிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப தரை குறைவா இருக்கும். ரொம்ப ஒரு வெட்கமா இருக்கும். ஒரு மானம் போன மாரி அவங்களுக்கு. அவங்களோட சுயமரியாதை போன மாரி இல்லைங்களா?
ஆ. ஓ! ஆ. ம். ஆ. ஆமாமா. ஆமா. தன்மான பிரச்சனை. கண்டிப்பாக, ஆமா.
கொஞ்சம் ஆனா, உஷாரா தான் நின்னு பேசணும் நம்ம. யாரா இருந்தாலும் சரி, சின்னவன் பெரியவன் யாரா இருந்தாலும் சரி, இல்லைங்களா?
இப்போ சரி. நீங்க சொல்ற விதத்தில ஒ ஒரு நண்பன் தவறான பாணியை கடைபிடித்து போகுறான்னு, வச்சுக்கங்களேன். அந்த பையனிடத்திலும் எப்டி அன்பாக தான் பேச வேண்டுமா? அல்லது கொ ஒரு உரிமையுடன் கூடிய கண்டிதத்தோடு பேசலாமா?
சொல்லுங்க.

இது வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு 50, 50 தான் சொல்லலாம். அது அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சைக்காலஜிய பொறுத்து இருக்கு. "நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது" அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி இருக்கு. எனக்கு புடுச்சதை நான் செய்யறேன். நீ சொல்றது, நீ உனக்கு பிடிக்காட்டி நீ வந்து என்னை பார்க்காத. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ டிரெஸ் பண்ணிக்கோங்கிறது, ஒரு சைக்காலஜி, ஒரு மக்கள். இன்னொரு இன்னொரு மித்த கருத்து எப்படின்னா, ஒரு குரூப்ல இருக்காங்க. பிரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. "டேய் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி டிரெஸ் போடலாமா நாளைக்கு." அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அப்போ எப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி டிரெஸ் வந்து ஒரே கலர், ஒரே மாதிரியான பாண்ட் சொக்க எல்லாம் ஒரே மாதிரி போட்டு வருவாங்க. அப்போ வந்து ஒரே ஸ்டைல். இங்
ம். ம். ம். ஆமா. ஆமா. சரி. ஆமா, ஆமாம். ம். சரி, அ, சரி. ஆமா. ஆமா. ஆமா. <sniffs> இப்போ எனக்கு இந்த இடத்தில ஒரு கேள்வி. அதாவது இப்ப நம்ம அப்படி நம்ம நம்ம அப்படி கூடுறோம். ஒரு நண்பர்களோடு கூட ஒரு தீர்மானம் எடுத்து "டேய் நாளைக்கு இந்த விசேஷம் இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி வேட்டி சட்டையில வருவோம்டா. இல்லாட்டி ஒரே மாதிரி கலர் டிரெஸ்" இப்ப இந்த 12 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 பேரில் ஒருத்தரு ஒருத் 12 பேரும் ஒரே விதத்தில் குணாதிசயம் கொண்டவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த டேஸ்ட் நம்ம முடிவு எடுக்கிற டேஸ்ட் பிடிக்காம இருக்கலாம். அந் அந்த மாதிரி சமயத்தில, இது இந்த விஷயத்தை எப்டி நீங்க கையாளுறீங்க?
இப்படியே போக சொல்லுங்க, சொல்லுங்க. கண்டிப் கண்டிப்பா. சொல்லுங்க. நிச்சயமா.
அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா. அ ம், ம்.
இது வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும் சொல்லி புரிய வைக்கணும். இப்போ அந்த 12 பேர்ல, அ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 பேர் வந்து "இல்ல எனக்கு இது பிடிக்கல." அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா "உனக்கு இது பிடிக்கலையா சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு, அதுக்கேத்த மாதிரி நம்ம மிச்சம் எல்லாம் மாத்திக்கணும் மாத்திக்கலாம்." அப்படின்னு ஏன்னா இது நண்பர் அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி.
ம். ம். அ அழகு. ஆமா, ஒரு விட்டு குடுக்குற சாக்ரிஃபைஸ் ஆமா நல்லது. ஆமா. அழகு. அ,
ஆமா. கண்டிப்பா. ஏன்னா 10 பேர் வந்து 2 பேருக்காக மாற்றது சுலபமா? இல்ல 2 பேர் 10 பேருக்கு மாற்றது சுலபமா? கண்டிப்பா 2 பேர் வந்து 10 பேருக்காக மாத்துறது தான் சுலபம். இல்லைங்களா? ஆனா
ஆமா. கண்டிப்பா, ஆமா. ஆமாமா. அதுதான் சரி.
ஒரு நண்பன். அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருக்கிறதுனால, சரி உன்னால முடியலையா? சொல்லு 2 பேரும் ஒரே மாதிரியே சொல்லுங்க. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். ஏன்னா நமக்கு நேரம் இருக்கு.
ஆமா. அதுதான் நட்புக்கே இலக்கணம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அ, ம், ம், ம்.
கண்டிப்பா. விட்டுக்கொடுத்தல். ஏன்னா, அறிமுகமே இல்லாத ஒருத்தன் வந்து இல்ல, இல்ல முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும், இல்ல, இல்ல முடியாதுன்னு நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன நண்பன்.
க அ, அது உண்மதான். அப்போ அந்த அந்த அந்த வ அந்த சொல் வழக்குக்குள்ளேயே அது வரதுக்கு வாய்ப்பில்லாம போய்டும். நண்பர்கள் என்பது எதார்த்தமா ஒரு ஒருத்தர் பழகி விட்டுக் கொடுக்கிற விஷயம் தான். அதனால அது வந்து சிறுது மாத்திடலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா. இப்போ க காலப்போக்கில அநேக காரியங்கள் வந்து மாறிக்கொண்டே வருகிறது. அதில நம்ம பாணியும் மாறிக்கொண்டே இருக்குமா? உங்களுடைய ஸ்டைலும் அது மாறிக்கொண்டே இருக்குமா?
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்

இப்போ நான் நான் வந்து ஒரு பள்ளியில படிக்கும் 1 மாணவனா இருக்கேன். எனக்கு 1 பாணி இருக்கு. அத பத்தி யாரோ ஒருத்தவங்க வந்து 1 கருத்து வைக்கிறாங்க. ஒரு எதிர்மறையான கருத்து வைக்கிறாங்கன்னா, வச்சுட்டு போட்டுமே. ஏனா, நான் ஒண்ணும் திரைப்பட நாயகனோ, நான் ஒண்ணும் நாட்டோட தலைவனோ இல்லையே. நான் ஒண்ணும் நல்லது பண்ண போறதில்லையே இல்லைங்களா? <laughs> அதனால நான் என்னோட பாணி அப்டியே தான் இருக்கும். உனக்கு இஷ்டம்ன்னா நீ பார்த்துக்கோ.
ம். சரி. இல்ல ஆமா. சரி, சரி, சரி. ஆ. இல்ல, இல்ல. ஆ இல்லாட்னா, அப்டி அது என்னுடைய பாணியே என்னுடையது அத் அத் சில சில விஷயங்கள்ல, ஒரு அவர்கள் சுட்டிக்காட்டுகிற விஷயம் ஓரளவிற்கு சரியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. அந்த நேரம் எப்டி உங்களுடைய மனப்பக்குவம் இருக்கும்?
இல்ல நீ கண்ண மூடிக்குட்டுபோ. அப்டிங்கிறத நம்ம சொல்லி விட்டுர்லாம். இப்போ, அவுங்க சொல்ற விஷயம் சுட்டிக்காட்ற மாரி இருக்கிற விஷயம் நான் சரியாக சரியான முறையில இருக்குற மாரி இருக்குற விஷயம் எப்டி இருக்கும்ன்னா, வேற யாரோ ஒருத்தவங்கள பாதிக்குற மாரி ஒரு விஷயம் இருக்கும். எப்டின்னா, நீ வந்து நீ வந்து அசைன்மென்ட் வந்து இப்டி எழுதினது, அவங்கள பார்த்து அவங்கள பார்த்து இப்டி எழுதினது தப்புடா. நீ இப்டி செய்யக்கூடாது. சரி ஓகே நான் மாத்திக்கிறேன். இதே மாதிரி நீ வந்து அசைன்மென்ட் நோட்ட வந்து அ உன்னோட நோட் கீழ இருந்துச்சு. அடுத்து மேல வச்சது தப்பு. சரி நான் மாத்திக்கிறேன் நானு. அதே மாதிரி பிராக்டிகல் நோட்ஸ்ல வந்து நீயா வந்து பண்ணாம காப்பி அடிச்சது தப்பு. சரி நான் மாத்திக்கிறேன். இவ்ளோ இதெல்லாம் வந்து நான் மாத்திக்கலாம். ஏன்னா இது என்னோடது.
ஆ. ச ஆஹா. ம். நல்லது. ஆ. ஆயரு ஏற்க வேண்டிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வீர்கள் ஏற்றுக்கொள்ளனும்.
கண்டிப் ஆமா. இப்ப நான் சீக்கிரமா வர்றேன் ஸ்கூலுக்கு. நீ சீக்கிரமாலாம் வரக்கூடாது நாங்கலாம் லேட்டா வர்றோம் நாங்க திட்டு வாங்குறோம் நீயும் சீக்கிரம் வராத. லேட்டா வர்றோம். நான் ஏன் மாத்திக்கணும் உனக்காக?
ஆமா. அதாவது ஆ. விஷயம் ஆ புரிகிறது. புரிகிறது.ஆ.